நிச்சயமா. ஏனாக்க அ அ, புது துணி வாங்கனாலே அந்த என்னா பண்ணுவாங்கன்னா, ம் <tsk> அந்த மஞ்சள், குங்குமம் வச்சுருவாங்க எங்க அம்மா, அப்போ. இப்போ வந்து அது என்னோட மனைவி அவுங்க பண்றாங்க. பொதுவா, எங்க வீட்ல என்னா பழக்கம்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, ம் <tsk> அ ப் பு பூஜை அறை இருக்கும், பல சாமி படங்கள் இருக்கும், நம்பளுக்கு வந்து அ அ நம்ப பாண்டிச்சேரிலருந்து வந்ததால, எங்க ஊர்ல, என்னா பழக்கனாக்கா, எங்களுக்கு வந்து இந்த எ அ என்னா சொல்றது? இப்போ குறிப்பிட்ட மதம் தான் நானு எனக்கு பொதுவா வந்து எனக்கு இது இல்ல. <tsk> அ, ஆமா. எனக்கு என்னான்னாக்கா? எனக்கு எல்லாமே கடவுள்ன்னு தான் பாக்குறவன் நானு.
சரி. ஆ. ம் சொல்லுங்க. ஆம். ஆ. பின்பற்றுவீங்களா? அதாவது, எல்லா மதத்தையும் நீங்க வந்து பின்பற்றுவீங்க? எந்த ஒரு பண்டிகைனாலும், அத வந்து கொண்டாடுவீங்களா?
ஆமா. கொண்டாடுவேன். ஆமா, எனக்கு அப்படி பழக்கமா இருந்துச்சு. ஆமா, ஸோ ம் எனக்கு ஏன்னா, எல்லா- எல்லா மதத்திலயும் எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அதனால எனுக்கு வந்து தனியா இப்டின்னு இல்ல. பட் எங்க அம்மா வந்து அ அத வந்து ம் பின்தொடர்றாங்க இல்லைங்களா? அவுங்களோட வம்சா வழி இதுன்னு, அப்போ, அவுங்க வந்து அந்த சாமி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமா பண்ணுவாங்க. இப்போ இங்க திருமணத்துக்கு அப்புறம் என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னோட மனைவி அ, அவுங்க வந்து அவுங்களோட அம்மா வந்து ஒரு பிராமண பெண் அவுங்க. ந அதனால, இவுங்க வந்து சில இந்த <tsk> என்னா சொல்றது? அந்த. அ பூஜை முறைகள வந்து கொஞ்சம் அ வேற மாதிரி இருக்கும். ஆமா. அது போக வந்து அவுங்க ஒரு டைமிங் வச்சுக்கிறாங்க. அ இப்ப நான் சொன்னா மாரி முன்ன சொன்ன மாரி, அ, காலையில பண்ணோம் அப்டின்னு முடிக்க மாட்டாங்க. ஆமா.
சிறப்பு. அம். சிறப்பு. கண்டிப்பா. ஆ. சரி. பூஜை முறைகள் எதப் வித்தியாசமா பண்ணுவாங்க. இப்போ, ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்தம். அந்த மாரிலாம் செய்வாங்க இல்லையா? பூஜைகள பிரம்ம முகூர்த்தத்தில பண்ணா வந்து, ரொம்ப பலன் கெடைக்கும். இப்ப ஒரு சிலர் வந்து, அவுங்க சூழ்நிலைக்கு ஏத்தாப்ல வந்து, அவுங்களால முடியிறப்ப எழந்து செய்றது, அந்த மாதிரி எதனா இருக்கா?
ஆமா. ஆமா. ம். இல்ல. இவுங்க அ முடியிறப்பன்னு, பண்ண மாட்டோம். அ ம் என் மனைவி நான் அதான் சொன்னேன்ல. அவுங்க வந்து இந்த கன்னட வழி பண்றதால, அ அவுங்க வந்து ஒரு சில டைமிங் பாத்து வச்சுட்டு, அந்த டைமிங் தான் பண்ணுவாங்க. இப்ப இந்த சமீபமா வந்த தீபாவளி வந்து
ம். ஆ. அதாவது. அவங்களுக்கு வந்து, அந்த கேலண்டர்ல இருக்கக்கூடிய டைமிங் அந்த மாதிரி பாத்து வச்சு, அந்த நல்ல நேரத்தில வந்து, அவுங்களோட பூஜை முறைகள வந்து செய்வாங்க இல்லையா?
அந்த மாரி பண்றாங்க. ம். ஆமா. அதான், இப்போ சமீபமா வந்த தீபாவளி வந்து அ சாயங்காலம் 6:00 நம்போ பூஜை பண்ணோம். என்னோட என்னோட வாழ்க்கையிலயே நானு மொத தடவ தீபாவளி அந்த மாரி பண்ணதே இப்ப தான் முத விஷயம்.
சரி. ஆ. சரி. <laughs> அதாவது, நீங்க 6:00 மணிக்குன்னா, இது ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்களா? எப்படி?
ஆறு மணி அ, இல்ல இல்ல. சாயங்காலம் 6:00 பண்ணுவோம் இது. ஆமா. இ இது வந்து எங்க குடும்பத்துக்கே பழக்கம். அ, இல்ல அதான் காலையில வந்து எங்க அம்மா பண்ணுவாங்க பொதுவா. இது வ் வழக்கமா என்னா சொல்றது? கொஞ்சம் சில நேரம் மாறும் தான்.
ஓ! சாயங்காலம். நான் வந்து காலையில நடிச்சுட்டுருக்கேன். <chuckles> <laughs>